கண்டிப்பா! ஆமாங்க. அ நான் கொஞ்ச கூட யோசிக்கல. என் குழந்தை வந்து ஒரு என் பொண்ணு வந்து, கொஞ்சம் ஒரு 5ஆவது தான் படிச்சிட்டுருந்தா. அவள்ட்ட சொல்லி, நான் புரிய வச்சுட்டு, ஆனா அவள பாக்கறதுக்கு நெறைய பேர், எங்க அம் மாமனார், மாமியார், எங்க அம்மா, அப்பா எல்லாம், அங்க தான் இருக்குறாங்க எல்லாருமே. அதுனால அவங்கட்டலாம் சொல்லிட்டு, அவருகிட்டயும் சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க இனிமேல் வேலைக்குலாம் போ வேணாம், வீட்லேயே இருங்க. வீட்லருந்து ரெஸ்ட் எடுங்க. இருக்கிறக்கூடிய காடுல இருக்கக்கூடிய வேலைகள், அதாவது வயலில்லக்கக்கூடிய வேலைகள்லாம் நீங்க பார்த்துட்டு, ரெஸ்ட் எடுங்க. நான் மாசம், மாசம் வந்து வீட்ல வந்து உங்கள பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு, நான் கிளம்பி வந்துட்டேன்ங்க. ஆனா கிளம்பி வரம்போது ஆமா, ஆமா. கிளம்பி போம்போது பயங்கர எதிர்ப்பு.
ம். சரி, சரி. ம். ம். பரவாலையே! நீங்க கிளம்பி போய்ட்டீங்களா, அந்த வேலைக்கு? ம்.
ஆனா, இதலவயும் தாண்டி நான் போயிட்டேன். ஏன்னா, எனக்கு அந்த பணம் வந்து, அந்த இடத்தில எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது எனக்கு.
சரி, சரி. ஆ.
நான் போயிட்டுட்டு போயிட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நான் அந்த இடத்தில வேல பாத்தேன். ஆனா ஒரு, ஒரு வாட்டியுங்க என் ஒரு, ஒரு அ தடவையும் அ 1 மாசத்துக்கு எப்படியும் ஒரு 10 நாளாவது, பணத்துக்காக நான் எடுத்த முடிவு தப்பா! அப்படின்னு நினைப்பேன் நான் அடிக்கடி. அந்த குடும்பத்த
ஆஹா! ஏன், அப்படி? இல்ல, நீங்க தான் போய்ட்டீங்க ஓ குடும்பத்த விட்டு வந்தீங்க அப்படின்னா? ஆ. அது மிகப்பெரிய விஷயம்ல? நீங்க அப்பறம் அந்த 4 வருஷத்துக்கு அப்பறம் வந்து குடும்பத்தோட சேர்ந்துட்டீங்களா?
ம். ஆமா. ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம யார்ட்ட சொல்றது? ஆமா. ஆ. அப்றம் வரது, போறது, அந்த மாதிரி தான் இருந்துட்டு தான் இருந்தேன் நானு. இப்போ குடும்பத்தோடு தான் இருக்குறேன் நானு. ஆனா அந்த நேரத்தில வந்து பாத்திங்கன்னா, அந்த ஒரு 4 அந்த ஒரு ஒரு மாசத்துலேயும் ஒரு 10, 15 நாள். இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும் நமக்கு ஆஃபீஸில, வீட்ல வந்து நம்ம யார்ட்டயாது சொன்னா தான் நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஆனா வீட்ல வந்து பாத்தா, யாரும் இருக்க மாட்டாங்க சொல்றதுக்கு. அப்போ அந்த தனிமையில இருக்குறது. தனிமைனா என்னென்னு உணர்ந்துக்கிட்டது, பணத்துக்காக பாப்பாவ விட்டுட்டு வன்டோமே, அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வரும். ம். நெறைய மைண்ட்ல மைண்ட்ல நெறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ நெறைய வாட்டி நான் நினைப்பேன் நானு, நான் பண்ண நான் எடுத்த முடிவு தப்பா? நானு அ நீங்க நம்ப மாட்டீங்க! நான் எங்க அக்காக்கு அடிக்கடி கால் பண்ணி கேப்பேன் நானு. அக்கா! நான் பண்றது சரியாக்கா? நான் எதுவும் தப்புலாம் பண்ணலல? நான் கரெக்டா தான போயிட்டுருக்கேன்? நான் அடிக்கடி, நான் எங்க அக்காட்ட நான் கேப்பேன் நானு. ம்.
ம்ஹும். ம். ம். ஓ! அதுதான், பெரிய கஷ்டமா இருக்கும். அது ரொம்பவே ஏத்துக்கிறது அ, சரி. சரி. சரி. ஓ! சரி, சரி, சரி. பரவால்ல. நெறைய அழகா சொன்னீங்க இந்த மாரி, வாழ்க்கைல வந்து நீங்க 2 தருணங்கள்ல எடுத்த பணத்திற்காக எடுத்த முடிவு, அ சரியா? தவறான்னு உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்துச்சு. 1 முடிவு வந்து தவறுங்கிறது, 100% உணர்ந்துட்டீங்க. அ 2ஆவது முடிவு வந்து, உங்களுக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்குனே தெ இன்னும் கடைசி வரைக்கும், அது வந்து எப்டி எடுக்க முடிவு எடுக்கிறதுங்கிறது மாரி ஒரு குழப்பத்தில இருந்தேன்னு சொன்னீங்க. ஆ, ஆனா வந்து, 2 நிகழ்வுமே வந்து குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிறப்ப, அது ஏதோ ஒரு வகையில் சரின்னு என்னுடைய பார்வையில தோணுது. ஆ அதே நேரத்தில நம்ம அ நிறைய விஷயங்களை இழக்கிறப்ப அதையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அ உங்ககிட்ட இப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில நீங்க இருந்திருக்கீங்கன்னு கே கேட்கிறப்போ, ரொம்ப ஒரு சங்கடமான சூழல் தான். ஆனா அதெல்லாம் கடந்து, இன்னைக்கு வந்து இயல்புக்கு திரும்பிட்டீங்க, அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆ நெறைய விஷயங்கள அனுபவப்பூர்வமா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோடு பேசியது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி!
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா.